கண்டிப்பாங்க. இப்போ முன்பு வந்து இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டுமே சில பழங்கள் கெடைக்கும், நீங்க சொன்னது போல. ஆனா, இப்ப வந்து அ பருவ மாறுபாடுகள்னால, அது வந்து ஆ ஒரு சில விஷயங்கள் தாமதமா கெடைக்குது. இல்லைனா, நீங்க சொல்ற இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ்ங்கிறது நெறையா வந்துருச்சி. ஆனா, இப்போ நீங்க நம்ம காலங்கள்ல நம்ம தாத்தாலாம் சொல்லுவாரு, அந்தந்த எங்க தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, எந்தெந்த சீசன் வருதோ, அந்தந்த சீசனோட காய்கறி சாப்பிட்டா தான் உடம்பு வந்து சீரா இருக்கும். அப்படின்ற மாரி, இப்ப வெய்ய காலம் அது மாரி இருந்தா நொங்கு அ மாம்பழம் இந்த மாரி விஷயங்கள் கெடைக்கும். அதே மாரி வெயில்ல வந்துட்டு அந்த தர்ப்பூசணியெல்லா கெடைக்கு இல்லைங்களா?
ம்ஹ்ம். ஆ. அ. கண்டிப்பா. அப்போ இந்த தர்பூசணி, அ வெள்ரிப்பழம் கெடைக்கும். இதெல்லாம் அந்தந்த நேரங்கள்ல கெடைக்கிறது.
ஆமா. இப்ப குளிர் காலங்கள்ல இந்த லிச்சி இந்த மாரி, குளிருக்கு நல்லா காய்க்கிற பழங்கள் நெறைய கெடைக்கும். இந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம்.
ஆமா.
ஆனா, இப்போ ஆனா, நெறைய சுவையிலே நெறைய மாற்றம் வருதுங்க. இப்போ அந்த காலங்கள்லெல்லா இந்த ஹைப்ரிட் வெரைட்டி இந்த மாரி விஷயங்கலெல்லா இல்ல. ஆனா, இப்போ வந்துட்டு ஒரு நேச்சுரல்லா இப்போ செந்தூரம் அப்படீன்னு சொல்வாங்க, நீலம் அப்படீன்னு. இங்க மாம்பழம் ஒரு வகைகலெல்லா சொல்லுவாங்க.
நிச்சயமா. ஆமா. இப்போ,
அதெல்லாம் வந்து ஒரு ஆ ஒரு நல்லாவே இல்லைங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப புளிக்குது. இப்போலா எப்படி வந்துருச்சுன்னா, இமாம் பசந்துன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் அப்போலா கேள்விப்படல.
<laughs> ஆ. ஆமா. இல்ல எதேதோ பேர்லா வந்து சொல்றாங்க. அதுக்கு, புது புது பேர்கள் நம்ம கேள்விப்படாத பேரேல்லா சொல்றாங்க. நம்மலா முன்னாடி இந்த மல்கோவா மாம்பழம் சொல்லுவோம். நீங்க சொன்ன மாரி நீலம், செந்தூரம் அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே, அந்த 7 வகை மாம்பழங்களும் என்னமோ சொல்லுவாங்க. அது அதாது ஷேப்ப பொறுத்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுன்றது அங்கங்க மாறும். ஆ இந்த கல்லாமண்ணி மாங்கான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஊறுகாய் போட்றதுக்கு, அது குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாருக்கும். அந்த அளவுக்கு புளிக்காது.
ஆமா. ஆமாங்க. ம். கண்டிப்பா. ஆமா, குட்டியா இருக்குங்களே, அது மாரி சொல்றீங்களா, வடு மாங்காய்ன்னு சொல்லுவாங்களே அதுங்களா? ம்.
ஆமா, அது அதா எங்க ஊர் சைடுகள்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கல்லாமணின்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காவ. கொஞ்சம் பெரிய சைஸில இருக்கும். அது பழமானாலும் செம்ம சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்கு. ஆ ஆனா இப்போ நீங்க சொன்ன மாரி வந்து அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனா, மேல பாத்தா பள பள பளன்னு பாக்கவே சூப்பரா இருக்குது. வாங்கி சாப்பிட்டா அந்த சுவைன்றது இருக்க மாட்டேங்குதுல்ல அதுல?
சரிங். கண்டிப்பா.

அது வந்துட்டு இப்ப போடும்போது டேஸ்ட் மாறுது. ஆக்சுவலா, எனக்கு இந்த ஹைப்ரிட் கத்திரிக்கா சாப்ட்டா எனக்கு வந்து, கொஞ்சம் தலையில டான்ட்ரஃப் இருக்குங்க. அது வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா, இந்த ஹைப்ரிட் அந்த வயலட் கலர் கத்திரிக்காய் ரொம்ப வயலெட்டா இருக்கிறது எப்ப சாப்பிட்றேனா எனக்கு வந்து, டான்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமா வந்துரும். நெறைய டைம் நோட் பண்டேன். அது ஆகட்டும், இந்த ரொம்ப மருந்து அடிச்ச காலிஃப்ளவர் வந்து, அ ஒரு சில சீசனுக்கு தான் வ ஆ அது வளரும்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்ப எல்லா நாளும் கெடைக்குது இல்லைங்களா? எக்கச்சக்க புழு, அவ்வளோ கெமிக்கல்ஸ்க் பண்றாங்களா என்னென்னு தெரியல. அதெல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துருது.
ம். ம்ஹ்ம். ஆமங்க. கண்டிப்பா. அந்த புழுவே ப்ளூ கலர்ல இருக்கும் பாத்துருக்கீங்களா? <laughs> அந்த காலிஃப்ளவர்ல இருக்குற புழுவே ப்ளூ கலர்ல இருக்கும். எந்த ஊர்ல
ஆமாங்க. ஆ வயலட் கலர் கரெக்ட்டு, வயலட் கலர் ப்ளூ கலர்லலாம் இருக்கும். அப்புறம் இந்த இந்த சீசனலாம் இந்த குளிர் சீசன்ல, கீரலாம் எங்க ஊர்ல முன்னாடி ரொம்ப கெடைக்குங்க. அது கிராமங்கிறனால கீரை அதிகமா கெடைக்கும். இந்த சிறு கீர, அரக்கீர எல்லாமே. இப்போவலாம் கீர வரத்து கம்மியாயிருச்சு அப்படின்றாங்க. அப்படியே காலநிலை வந்து, எல்லாம் இந்த மாரி பழம், காய்கறிகள் எல்லாத்தையுமே ரொம்ப மாத்திருச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு குளுரு, அந்த அளவுக்கு இது கெடைக்க மாட்டேங்குதுன்னு நெனக்கிறேங்க. ஏன்னா, அந்த பங்குனியில பல்லாடும். <chuckles> ஏதோ காத்தடிக்கும்ல அந்த ஒரு டயலாக் சொல்லுவாங்க முன்னாடில்லா.
ஆமா. ம்ஹ்ம். நிச்சயமா நிச்சயமா. பங்குனில வெயில் தாங்க அடிக்கும். பங்குனி மாசம். ஆனா, சம்மர் சீசன் அந்த மாரி நேரங்கள்ல வரும்.
அப்படீங்களா? மார்கழில இது மாரி சொல்வாங்கன்னு நெனைக்கிறேன். ப்ச் அது மாரி டயலாக் சொல்றதுக்கூட இப்போல்லாம் வழியில்லாம போச்சு. அவுங்க என்ன டயலாக் சொல்றாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த சீசன் அப்படி இல்லவே இல்ல இல்லைங்களா?
ஆமா. <chuckles> ஆமாம்மா. சீசனும் இல்ல. இப்ப இப்போ வந்து, இந்த மழை காலத்தில வந்து சரியா மழை பெய்யுதுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா என்ன? வெயில் காலத்தில மட்டும் வெயில் தவறாம அடிச்சிருது. அது எந்த கொறையும் வக்கிறதில்ல.
இல்லங்க. அ எங்க ஊர்லலாம் மழைக்காலங்கள்ல வந்துட்டு மேகம் மட்டும் வந்துருதுங்க. எங்கிருந்து வருதுன்னே தெரில! அழகா வந்து நிக்கும். ஆனா, அது ஒரு காத்தடிக்கும் பாருங்க, எங்க ஊர்லருந்து பக்கத்து ஊருக்கு போய்ட்டு, அங்க நல்லா பேஞ்சுட்டு போயிரும். ஒரு மழை பேயுறதில்லைங்க. எங்க ஊர்லலாம் அவ்வளோ தென்ன மரம் பட்டு போயி, நெறைய பேர் வந்து தோட்டங்களையெல்லாம், இப்போ வந்து இங்க ஃபுல்லா அந்த ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு ஃபுல்லா நெறைய பேர் வித்துட்டாங்க. இப்போலாம் தென்ன மரம், அந்த ஒரு தோட்டம் மாரி எங்க ஊர்லலாம் முன்னாடி ஃபுல்லா இருக்கும். இப்போலாம் பாக்கவே முடியறதில்ல எங்கனால.
ம். <laughs> ம்ஹ்ம்.